கண்டிப்பா. ஆனா, இந்த காலத்துல பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பெற்றோர்களுக்கு மரியாதை குடுக்கறதே கெடையாது. அவுங்களுக்கு தேவ அந்த பழைய பாட்டுலாம் "அய்யய்யோ! இவ்ளோ பழைய பாட்டுலாம் ஏமா கேக்குறீங்க? மாத்துங்கமான்ருவாங்க". அவுங்களுக்கு தேவ அந்த இரைச்சலான ஒரு சத்தம். கூட பாடுறதுக்கு ஒரு 4, 5 ஆங்கில வார்த்தைகள். அதுல 1,2 தமிழ் வார்த்தைகள். இவ்ளதான் இந்த காலத்து குழந்தைகளோட சினிமா பாடல்கள் அவ்ளோதான்.
ஆ. ம். ஆ. ஆ. ம். ம். ஆ. அதாவது அமைதியே இல்லாத ஒரு வாழ்க்கை மாரி இருக்கு, அந்த பாடல்ளாம்.
ம். கண்டிப்பா. எல்லாமே ஒரு அவசர, அவசரமாவே பண்ற மாரியே இருக்கும். அதாவது அந்த காலத்து பாடல் அ
அவசர அ அவசர உணவு, அவசர பாடல், அவசர உடை அதாவது ஜீன்ஸ் ம்.
<laughs> கண்டிப்பா. எல்லாமே எல்லாமே அந்த மாரிதான் மாறிட்டாங்க. அது அந்த காலத்துல அந்த ஒரு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்டின்னுவாரு. அந்த அதாவது யார் எங்கெங்க இருக்காங்களோ அதுக்கு உண்டான மரியாதைதான் அவுங்களுக்கு கெடைக்கும், அப்டிங்கிற மாரி அர்த்தத்துல அந்த பாட்டு வரும். அத விட்டுட்டு நான் வந்துட்டு <tsk> இப்ப இருக்க பாடல்கள் பாத்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு அர்த்தத்திலே கெடையாது. கேவலமான அர்த்தங்கள் உண்டு. அதாவது கேக்க முடியாத வார்த்தைகள போட்டுருப்பாங்க இந்த காலத்து இசைல. அதே ம்.
ம். ம்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம்ம். நெறையா ஆங்கில கலப்பும் இருக்குல்ல.
ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கே. தமிழ்ங்கிறதுதான் அதுல கலப்பு, கொஞ்சம் கலந்துக்குறாங்க, தேவைங்கிற எடத்துல. அவ்ளோதானே தவிர தமிழ் பாடல்ங்கிறது முக்கால்வாசி ஆங்கில பாடலாதான் இருக்கே இப்பலாம்.
ஆ. ம்ம். ம். ம். ம். ஆ. வேற காதல் உணர்ச்சி பாடல்கள், பழைய பாடல்கள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துல இருக்கா?
கண்டிப்பா. பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க. அவுங்க மனைவி வந்து ஒரு நைட்டி மாரி ஒரு உடைய கணவன் வாங்கி குடுத்திருப்பாரு. அந்த காலத்துல அத போடவே மாட்டாங்க. பெரியவங்க முன்னாடி அப்டிங்கிற பட்சத்துல. அந்த அம்மா அந்த மனைவி வந்து கணவனுக்காக பாடுவாங்க. கீழ அவங்க மாமியார் இருப்பாங்க, கொழந்தை வீட்ல இருக்கும். காதோடுதான் நான் பேசுவேன். மனதோடுதான் நான் வாழ்வேன். அந்த மாரி, அது அது உண்மையிலே அந்த பாடல் கேக்கும்போதே, அப்டி ஒரு ஆனந்தமா இருக்கும் அந்த பாட்டுலாம் அவுங்க பாடும்போது.
ம். ம்ம். ம். ம். ம். ம். ம். ஆ. ஆமா. இந்த பாட்டு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து இந்த எல்ஆர் ஈஸ்வரி வந்து ஒரு சத்தமான பாப் சிங்கர் பாடுறவங்க. அவங்கள போயி அந்த இசையமைப்பாளர் வந்து, மெதுவான பாடல் நீ நீந்தான் இந்த பாட்டைப் பாடணும்னு வற்புறுத்தி சொன்னாரு. அதுக்கு தான் இந்த பாட்ட எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. காதோடு தான் நான் பேசுவேன்.
ம். ம். ம். ம். ம். கண்டிப்பா. அதுல நடுல அவுங்க அந்த கொழந்த பாலுக்காக அழும். அந்த நைட்டிய போட்டு அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது. அதைப் பார்த்து மறு பிள்ளை சிரிக்கின்றது அப்டின்னுவாங்க. அதுலாம் உண்மையிலே, நான் படும் பாட்டை மறு பிள்ளை சிரிக்கிறது ஏதோ ஒரு லைன் மறந்துட்டேன். அது உண்மையிலே பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தாயோட தவிப்பும் இருக்கு. அங்க ஒரு மனைவியோட தவிப்பு அந்த உண்மையிலே அந்த பாட்டுக்குள்ள எல்லாமே வந்துடுது.
ஆ. ஆ ஆ. ஆ. நான் படும் பாட்டில், நான் படும் ஆ, ஆ ஆ.

கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஒரு ஒரு கோவத்தில உட்கார்ந்துட்டு இருந்த, ஒரு சமயம். என் பையன் என்ன பண்ணான்? போய்ட்டு நான் மியூசிக் வைக்கிறேன். பாட்டு வைக்கிறேன் அப்படீனு, டிவியில பாட்டு போட்டான். அத கேட்ட உடனேயே எனக்கு அப்படியே ரொம்ப கோவம், இன்னுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. "இதெல்லாம் ஒரு பாட்டா? இதெல்லாம் ஒரு மியூசிக்கா?" அப்டீன்னு நான் கத்த ஆரம்பிச்சுட்டேன். உடனே அவன் நிறுத்திட்டு அவன் பையன் வேலை அடுத்த வேலைய பார்க்க பேய்ட்டான். நான் எனக்கு அந்த கோவம் அடங்கவே இல்ல. "என்னடா இது? இப்படில்லா பாட்டு படிக்கிறீங்க, இப்படில்லா எப்புட்றா எழுத முடியுது?" அப்டீன்னு சொல்லிட்டு, நான் சரி, அ கொஞ்சம் பழைய பாடல்கள் தேடி நான் கைபேசியில தேடி எடுத்து, கேட்கவே ஆரம்பிச்சிட்டேன். சரி, நம்ம கேட்டாவாவது மனசு நமக்கு கோவம் குறையும், அப்டீன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்? பழைய பாடல்கள் தேடி, எடுத்துக் கேட்க ஆரம்பிச்சுட்டேன். அதில ஒரு சில தத்துவ பாடல்கள்லா வந்துட்டிருந்தது. வரிசையா தத்துவ பாடல்களே தான் வந்துட்டு இருந்தது. அதாவது, "தூங்காதே தம்பி தூங்காதே." அதாவது, "உன் பள்ளி டையத்துல நீ தூங்கிட்ட அப்பிடீன்னேன்னா, உன் வாழ்க்கையில உனக்கு எல்லாமே தூக்கமா. உனக்கு படிப்பு தான் முக்கியம்." அப்டீங்கிற மாரி ஒரு வரி வரும். அதெல்லாம் இந்த காலத்தில நம்ம எதிரே பார்க்க முடியாது. அந்த ஒரு நல்ல நல்ல வரிகள்லாம் இந்த காலத்தில எதிரே எங்க போய்கேட்கவே முடியல. அதுதான் உண்மை.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம்ஹ்ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆ. இல்ல. நீங்க கோவமா இருந்தப்போ கேட்டேனீங்க. நீங்க அது சம்மந்தமா வந்து, ஏதாவது ஒரு பாடல் கேட்டீங்களா? கோவமா இருக்கும் போது, அத தணிக்கிற மாரி பாடல்கள்?
ம் ம். அப்டீன்னு நான் அப்பிடீன்னு போடல. நான் பொதுவா போட்டேன். யூட்யூப்ல போட்டு, இந்த மாரி 'பழைய பாடல்கள்' அப்பிடீன்னு குடுத்ததுக்கு, இந்த ஒரு பாடல், பர்ஸ்ட் முதல் பாட்டுல, இந்த பாடல் தான் வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த கர்ணன் படத்துல வந்து, அவரு, கர்ணன் இறக்குற சமயத்துல ஒரு பாட்டு வரும். அது கேட்கும்போதே உண்மையிலேயே நம்மள மீறி அழுக வரும். ஐயோ! ஒரு உ அ க அதாவது கிருஷ்ண பரமாத்மா பாடுற மாரியான பாடல் தான் அந்த பாட்டு. ஆனாலும் அதில அப்படி ஒரு ச்சு <tsk> இந்த குரலா இருக்கட்டும், அந்த இசையா இருக்கட்டும், நம்மள மீறி நமக்கே கண்ணில தண்ணீ வரும். நம் வீட்ல ஒருத்தர வந்துட்டு
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். அது- அது என்ன பாட்டு? அது அந்த பாட்டு கிருஷ் ஆ அந்த கிருஷ் கர்ணன்
அதாவது அ ஆ அது இந்த அவரு வந்து கர்ணன் வந்து "சேராத இடம் சேர்ந்து, வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா" அப்டீன்னுவாரு. கண்ணன் வந்து கர்ணன ஆ "உள்ளத்தில்" அதெல்லாம், அந்த வரியெல்லாம் கூட, எனக்கு மனசில நிக்கல. "செஞ்சோற்று கடன் தீர்க்க. சேராத இடம் சேர்ந்து, வஞ்சத்தில் வீழ்ந்தாயேடா! கர்ணா!" அப்பிடீன்னு சொல்லிட்டு அவரு பாடுவாரு. அந்த சமயம் நமக்கே ஒரு மாரி, நம்ம குடும்பத்தில ஒருத்தரு இறக்கிற மாரி ஒரு கஷ்டம், நம்ம மனசுக்குள்ள ரொம்ப இதுவா இருக்கும், அந்த பாடல்.
ஆ. "உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது." ஆ. ஆ. ஆ. ஆ. ஓ! ஆ சரி சரி. வேற
அந்த மாரி நிறைய பாடல்கள், நிறையவே இருக்கு.
வேற எந்த மாரி சூழ்நிலைகள்ல, நீங்க வந்து இந்த மாரி பழைய பாடல கேட்கணும்னு நினைப்பீங்க?
ஆ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமா இருக்கோம் அப்பிடீனா கூட, அந்த காலத்தில பா பாடல்கள, அதுக்கும் மிஞ்சறதுக்கும் இதுவே கிடையாது. அதிலயும் ஒரு தத்துவத்த தான் குடுத்திருக்காங்க. "கண் போன போக்கிலே, கால் போகலாமா? கால் போன போக்கிலே, மனம் போகலாமா?" அதாவது, நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம வாழ்றது வாழ்க்கை இல்ல. எல்லோருக்கும் உதவணும். எல்லோருக்கும் நல்லது செய்யணும். இப்பிடி தான் வாழணுங்கிற அந்த ஒரு கருத்தே பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பு செய்யக்கூடாது. த நல்லது, 4 பேருக்கு செய்யணும் அப்பிடீங்கிறதெல்லாமே நமக்கு தோண ஆரம்பிச்சிரும்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஓ! நீங்க இப்போ கவிஞர்கள வச்சு பாட்டெல்லாம் கேட்பீங்களா? இல்ல, இசையா? இல்லனா வந்து பழைய பாடல்கள்னு பொதுவா கேட்பீங்களா?